வணக்கம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அ நம்மளுக்கு வந்து அ <exhales> ஒரு மெட்ராஸ் மாரி மாரி ஊர்ல வந்து நி நிறையா தண்ணி பஞ்சம் அதிகமா இருக்கும். அதே வெயில் காலத்தில பார்த்தீங்கன்னா, அ தண்ணி கஷ்டம் அதிகமா இருக்கும். அ இதுக்கு ஒரே ஒரு தீர்வு வந்து அரசாங்கம் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ மழை நீரை நம்ப எவ்வளோக்கு எவ்ளோ நம்ம சேமிக்க முடியுமோ, அதை சேமி சேமிச்சு வச்சு அ வெயில் காலத்தில வறண்ட வானிலை இருக்கும்போது, அப்போ வந்து இந்த அ மழைநீரை நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம். இதை பத்தி ஆமா இதை பத்தி உங்களோட கருத்து என்ன?
கண்டிப்பா. மழை நீருங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம மிச்சம் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா, இப்ப நீங்க சொன்னமாரி ம எங்க பகுதிகள்லேயே பார்த்தீங்கன்னா, நாங்களும் சென்னை வாசிகள்தான். எங்க பகுதிகள்லேயே வெயில் காலத்தில தண்ணீ தட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதாவது லாரில வாங்கி தண்ணீ ஊத்துற நிலைமை தான் இப்ப எங்க பகுதி முக்கால்வாசி எல்லா ஃபிளாட்டுங்கள்லயுமே அப்பிடிதான் இருக்கு. ஆனா, இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்பிடின்னா, சமீப வருடங்களாக ஒரு 4,5 வருடமாவே பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபிளாட்டுகள்லையும் ஒரு இது எ அசோசியேஷன் மாரி சரி பண்ணி அதில அ மொட்ட மாடியில மழை தண்ணி மொத்தமா இறக்கி, ஆழ்துளை கிணத்துக்குள்ள இறக்குறாங்க. ஆழ்துளை கிணறுல ஒரு சிலரு இருக்கும் ஒரு சிலருக்கு கிணறுகள் மட்டும் தான் இருக்கு இல்லயா! அந்த வீடுகள்ல என்ன பண்ணுறாங்க அப்பிடின்னா, சம்பு கட்டி வச்சுக்கோம். எல்லார் வீடுகளிலுமே இங்கே சம்பு இருக்கு. ஏன்னா, லாரி தண்ணீ வாங்கி நாங்க ஊற்றுறதுக்கு சம்புல தான் ஊத்துனா தான் அது சேர்த்து வைக்க முடியும் எங்களால. அந்த மழைநீரை சேமிச்சு அந்த சம்புக்குள்ளே இறக்கிறமாரி வழிகால் பண்ணிட்டாங்க. இப்ப எங்க பகுதி முக்கால்வாசி அந்தமாரி தான் ஓடிட்டு இருக்கு. அந்த வழிகால்ல மொத்த மழை தண்ணி, எங்க மொட்டை மாடில வர்றத இருக்கட்டும். அந்த த அது மொத்தமா இறங்கி, அந்த சம்ப்ல போய் நின்னுடுது. ஒரு லாரி அளவு தண்ணி, அ லாரிலேருந்து இறக்குவாங்க இல்லயா அந்த அளவு தண்ணீ எங்களுக்கு ஒரு மழைக்கு கிடைக்கிது.
ம். அ. ஆமா. ம். ம். சரி.
அந்த சம்ப் அந்த சம்ப்பே ரொம்பி போயிடுது. அப்ப அந்த இவ்வளோ மழை தண்ணி எங்களுக்கு மிச்சம். அதாவது ஒரு லாரி தண்ணி நாங்க காசு குடுத்து வாங்குற அளவு, அந்த பைசாவும் எங்களுக்கு மிச்சமாகுது.
<clears throat> சரி. அ இ இந் இந்த இடத்தில உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன். <clears throat> மழைக்காலத்தில மழை பெய்யும்போது இந்த மழை நீரை நம்ம சேமிச்சு நீங்க சொல்றது இந்த சம்ப்ல வந்து சேமிச்சு வைக்கலாம். ஆனா அதே பார்த்தீங்கன்னா, அந்த அதே மழை காலத்தில வந்து நம்பளுக்கு வந்து, தண்ணி தேவைகள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். வெ வெயில் காலத்தில் வெயில் காலத்தில தான் உங்களுக்கு அந்த அ தேவைகள்ங்கிறது அதிகமா இருக்கும். அதாவது இ இந்த சம்ப்பில நீங்க சேமிச்சு வச்ச அந்த தண்ணி வந்து உங்களுக்கு பிற்காலத்தில யூஸ் ஆகுதா, இல்லாட்டா அது ஏ அ சம்புன்னா நீங்க அந்த ஒரு குரிய வட்டத்துக்குள்ள எல்லாத்தையும் தண்ணியை வச்சு அ நீங்க சேமிக்கிறீங்க. அதே வந்து நீங்க அ பூமிக்குள்ள விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அ அது இன்னும் உபயோகிக்கலாம். அதுதான் என்னோட. <clears throat> அ.
ம். ம். ம். கண்டிப்பா. ம், ம். ரொம்ப நாளைக்கு உபயோகிக்கலாம் இல்லையா? ஆனா, இப்ப நீங்க சொன்னது நல்ல வார்த்தை தான். ஆனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி தண்ணி பூமிக்குள்ள போனாலும், அது வந்து இறங்குற தண்ணி இறங்கிட்டே தான் இருக்கும். ம அதாவது ம மொட்டை மாடியிலேருந்து வர தண்ணி மட்டும் தான் நாங்க சம்பில இறக்குறோம். அதை தவிர மழைக்கு வெளியில வர மொத்த தண்ணியுமே எங்களோட ஆழ்துளை கிணத்துக்குள்ள தான் போகுது. ஒரு சில வீடுகள்ல கிணத்தில இறங்குற மாரி தான் நாங்க இந்த எ எங்க பகுதி மக்கள் ம எல்லாருமே அத பண்ணி வச்சிருக்கோம். அந்த சம்பில இறங்குகிற தண்ணியிலேயும் நாங்க உபயோகிப்போம். அதாவது இந்த மத்த இடத்துலேருந்து உள்ள க் ஆழ்துளை கிணத்துக்குள்ள இறங்குகிற அந்த தண்ணி அந்த போர்ன்னு சொல்லக்கூடிய அந்த தொளையில இறங்கறதுக்கும், அதிலேயே எங்களுக்கு நீர் மட்டம் ஏறிடுச்சு. எங்களோட நீர் அளவு எந்த அளவுக்கு மோசமா இருந்ததோ, ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில கூட நாங்க லாரி வாங்கி தான் தண்ணி ஊத்தணுங்கிற நிலைமை இருந்தது எங்க ஏரியாவுலே. <inhales> ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப வெயில் காலத்துக்கும் எங்களால சமாளிக்க முடியக்கூடிய அளவுக்கு தண்ணி எங்களால வ சேமிச்சு வைக்க முடியுது. எங்களால. பாதி சம்புக்கு போயிடுது, பாதி அந்த ஆழ்துளை கிணத்துக்கு போயிடுது. அந்த முதல்ல என்ன பண்ணுவோன்னா போர்ல அந்த மோட்டர போட்டு ஏத்த மாட்டோம். சம்பு தண்ணிய முதல்ல மொட்டை மாடிக்கு ஏத்திருவோம். ஏன் கேட் ம் ஏன் கேட்டீங்கன்னா, அடுத்த மழை பெய்யும்போது உடனே அதை இறக்கிக்கிறது. மறுபடியும் மறுபடியும் அதை திரும்ப திரும்ப அந்த சம்பை ரொப்பிக்கிட்டே இருப்போம் நாங்க. மழை பெய்யுற காலம் மொத்தமும். அது எப்படியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு வரும் எங்களுக்கு அந்த தண்ணி.
ம். ம் அ. அப்படியே அப்படிங்களா? சரி, சரி. <clears throat> சரி. எ இ இந்த விஷயம் நீங்க வந்து அ மழை சேமிப்பு அ க மழை, குடிநீர சேமிக்கிற ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நல்ல திட்டம் தான். ஆனா, இதே வந்து உங்க அப்பார்ட்மெண்ட்ல எல்லாரும் அதுக்கு ஒ ஒ ஒத்துழைக்கிறாங்களா? இல்லனா அதுக்கு க காசு போடுறோமோ, பணம் போடுறது, பண்றதுன்னா ஒ ஒத்து ஒத்து ஒத்துழைக்கிறாங்களான்னு கேட்கிறேன்?
ம். ம். இல்ல. இது என் பார்த்தீங்கன்னா, வீட்டு ஓனர்கள் எல்லாருமே சேர்ந்து, இப்ப வர புதுசா வர பில்டிங் எல்லாத்துலையுமே இந்த வேலைய பண்ணீட்டாங்க. அதாவது அவங்கவங்க வீடு கட்டும்போதே, அந்த ஆழ்துளை வழியா வ டியூபுகள்லாம் கொடுத்து, பைப்புகள்லாம், கனெக்க்ஷன் கொடுத்து, சம்புக்கு போற மாரி ரெடி பண்ணிட்டு தான், அந்த வீட்டுக்கே குடி வராங்க. அதனால பிரச்சன இல்ல. இது பழைய வீடுகளா இருக்க பட்சத்துல மட்டும் தான், அதா, எங்களால சேர்த்து வைக்க முடியல. ஆனா அந்த வீடுகள்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே அந்த தண்ணிய கிணத்துக்கு தான் இறக்கிறாங்க. நடுவுல ஒரு சட்டம் வந்தது இல்லையா? இந்த த மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்னு சொல்ட்டு. அந் அந்த திட்டத்தின் மூலமா எல்லோருமே பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி கிணத்துக்குள்ள தான் இறக்கிறாங்க.
ம்ஹம். ஆமா. ஆமா. <grunts> சரி. சரி இப்ப ந நம்ப நகரத்துல இருக்கோம், இந்த பிரச்சன வந்து சம்புக்குள்ள இறக்கிறீங்க. இதெல்லாம், இதெல்லாம், சரி. இதே இதே நீங்க வந்து கொஞ்சம் <grunts> கிராமம் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், அ அந்த, அ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கூரை வீடுகள் தான் இருக்கும். அந்த மாதிரி அ வீட்டுக்கு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைல, இந்த மழை நீரை எப்படி சேமிக்கலாம்ன்னு நீங்க நெனைக்கிறீங்க?
ம். கண்டிப்பா. பார்த்தீங்கன்னா கிராமத்து புறங்கள்ல தான், ரொம்ப மிச்சம் பண்ணுறாங்களே. இப்பயும் பண்ணுறாங்க. அவங்களோட மழை தண்ணீர்லாம் எங்கன்னா, ப அருகில பக்கத்திலேயே, ரொம்ப பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு குளத்திலேயோ, ஒரு ஏரிலயோ, கலக்கிற மாரி பண்ணிட்றாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமத்துல நான் சொல்றேன். அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, வடிகால் மாரி வச்சுடுறாங்க. ஒரு ஓடை மாரி பண்ணிடுறாங்க. எங்க இருக்க மழை தண்ணியே அந்த ஓடையில ஒன்னா சேருது. சேர சேர சேர, அது ஓட ஆரம்பிக்குது. அது ஓடி போய் ஒரு குளத்துலையோ, ஏரிலயோ, முடியிற மாரி வடிகால் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அப்ப அ, அந்த ஏரியோட அளவும் மேல வருது, ப்ப நிலத்தடி நீரோட அளவும் மேல ஏறுது.
ம்ஹம். ம்ஹம். நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான். ஆமா. அ. ஆ. சரி.
அ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க பகுதியில நாங்க இன்னொன்னு என்ன பண்றோம் அப்படீன்னா, பேரல் கள் எடுத்து கல வச்சிருப்போம் வாசல்ல. அந்த பேரல்கள் மேல வெள்ள கலர்லயோ, இல்ல எதோ ஒரு கலர்ல துணிய கட்டி அ கயிறு போட்டு கட்டி வச்சுருவோம். ஏன்னா, அழுக்கு தண்ணி உள்ள போக்கூடாது இல்லையா? அதுக்காக. அது அப்படியே அந்த வெள்ள துணியில வடிகட்டிக்குவோம். அந்த அழுக்கு எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னாகூட. சுத்தமான மழை தண்ணிய நாங்க அந்த பேரல்ல புடிச்சு வைக்கிறோம். அதாவது எல்லா வீடும், ஏன்னா லாரில தண்ணி வாங்கி ஊத்துறனால நாங்க எல்லார் வீட்லயும் பேரல் வச்சுருக்கோம். அதனால அந்த பேரல்ல இந்தமாரி வச்சுருக்கோம். ப ம்.
ம். சரி. அந்த அந் அந்த இடத்தில உங்கள நான் கேட்கணுன்னு நெனச்சேன். இப்ப வந்து இ இந்த நீங்க மழைநீர சேமிக்கிற இந்த இந்த தண்ணீர் வந்து நீங்க குடிக்கிறதுக்கு மாத்திரம் தான், நீங்க வந்து உபயோகப்படுத்துறீங்களா? இல்லன்னா, மத்த வேலைகள் அ சரி இப்ப செடிக்கு நம்ம தண்ணி ஊத்தறதோ, ஆ இல்லன்னா, அக்க இந்த வீடு அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த இ அது இடத்த வந்து சுத்தம் படுத்து- படுத்துறதுக்கு நீங்க வந்து இத வந்து யூஸ் பண்ணுறீங்களா?
ம். ம். இந்த தண்ணிய நாங்க எல்லாத்துக்குமே உபயோகிக்கிறோம். இப்ப வீட்ல பார்த்தீங்கன்னா, தினம் துணி துவைக்கிறோம். எல்லா பெண்களுக்கும் பாத்திரம் தேய்க்கிற வேல இருக்கு. எல்லா வீடும் பெருக்கி துடைக்க, எல்லாவற்றுக்குமே தண்ணி தேவைப்படுது இல்லையா? இது எல்லாத்துக்குமே நாங்க இந்த மழை தண்ணிய உபயோகிக்கிறோம். வ பாத்திரம் தேய்க்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு வந்து அந்த பேரல்லேருந்து எடுத்துட்டு வந்து உள்ள வச்சுக்குவோம். அதுலேருந்து கொஞ்சம், கொஞ்சமா பாத்திரத்த தேய்க்கிறது. ஏன்னா, அப்ப நம்ம மோட்டரு போட்டு அந்த கரண்டு செலவும் நமக்கு மிச்சமாகுது. அந்த மோட்டரு போடுற அந்த போர் தண்ணியில்ல, அந்த தண்ணியும் நாங்க மிச்சம் பண்றோம்.
ம். ஆ. சரி. இன் இந்த மாதிரி ஒரு அ மழைநீரை சேமிக்கிறதில வந்து நீங் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அ ஆரம்பத்தில வந்து, இது மாதிரி ஒரு சிஸ்டம் மாதிரி கட்டிட்டு, நம்ம நீங்க சொல்ற மாதிரி, சம்பு உள்ள விட்டு இதெல்லாம் பண்ணுறோம். ஆனா, இதை வந்து பராமரிக்கிறது, எவ்வளோ சுலபமான விஷயமா? அதுக்கு எதாவது அதிகமா பணம் அ நம்ப போடுற மாரி இருக்குமா?
ம். ம். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, இப்ப மேல ஒரு டாங்க்னு ஒரு ஒவ்வொரு வீட்டிலேயுமே இருக்கும், இல்லையா? அதை எப்படியும் நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆள வச்சோ, இல்ல நம்மளே இறங்கியோ சுத்தம் பண்றோம். அதே மாரி தான், இந்த சம்ப்பையும் ஆளை வச்சு சுத்தம் பண்ண தான் செய்றோம். அது ஆள் வர்றவரு என்ன பண்ணுவாரு? அழகா அதை ஃபுல்லா தொடச் அதான் ஏன்னா அதுக்குள்ள நாங்க தண்ணீய வடிச்சுருவோம். அந்த தண்ணீய வடிச்சு சுத்தம் பண்ற சமயத்தில, அவர் வந்து அது உள்ள நல்லா இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி, அதில ப்ளீச்சிங் பவுடர் போட்டு, அதையும் நல்லா கிளீன் பண்ணி, எங்களுக்கு சுத்தமா குடுத்துட்டு போயிடுவாரு. அதேமாரி, இந்த பேரல்கள என்ன பண்றோம்? அத தண்ணீ தீர தீர அதையும் நாங்க பெண்களே அலம்பி வச்சுருவோம்.
ம். ம். அப்பிடீங்களா? ஆ சரி, நீங் நீங்க சொல்றது இந்த நீங்க சொல்றது வந்து, இப்போ வந்து ஒரு புது வீ அ கட்டிடம் நம்ப கட்டும்போது, இந்த மழைநீரு சேமிக்கும் திட்டத்தை வந்து, நம்ப ஆ செயல்முறையில கொண்டு வரலாம். ஆனா அதுவே வந்து ஒரு ஒரு பழைய காலத்து கட்டிடம்னு நினைச்சுக்கங்களேன். அந்த மாதிரி ஒரு கட்டிடத்தில, இந்த மாதிரி அ மழைக்கு மழைநீர் சேமிக்கும் திட்டத்தை எப்படி கொண்டு வரது? ஏதாவது அதுக்கு அ நெறியா வந்து டிசைன் ஏதாவது, ப வீடு அந்த த பில்டிங் டிசைன் ஏதாவது மாத்தணுமா? எதா அதிகமா பணம் தேவைப்படுமா அதுக்கு?
ம். ம். ஆ. கண்டிப்பா அதுக்கு அ டிசைன்லாம் நம்ம எதுவுமே மாத்தவே வேண்டாம். அதுக்கு பணமும் அதிகமா செலவாகல. ஏன்னா, நடுல ஒரு சட்டம் வந்தது. எல்லார் வீட்டிலேயும் அந்த சேமிப்பு தொட்டி இருக்கணும் அப்பிடீன்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணாங்க அப்பிடீன்னா, கிணத்து பக்கத்திலயோ இல்ல போர் பக்கத்திலயோ ஒரு சின்னதா ஒரு தொட்டி மாரி கட்டி, அது உள்ள முக்கால்வாசி கல்ல நிரப்புனாங்க. செங்கலு இது மாரி உடைச்சு, உடைச்சு சின்ன, சின்ன கற்களா நிரப்பினாங்க, அந்த சிமெண்ட் தொட்டி ஃபுல்லா. அதுக்கு அப்புறம் மேலருந்து வர்ற மழை தண்ணீல்லாம் ஒரு வ வழ வழிகால் மாரி வைச்சு, டியூப் மாரி பொருத்தி, அந்த ட்யூப்ல வர்ற தண்ணீய அந்த தொட்டிக்குள்ள இறக்குனாங்க. அந்த தொட்டிக்குள்ளருந்து, கிணத்துக்குள்ள இறக்கிட்டாங்க அந்த தண்ணீய. இப்போ எல்லா வேலையும் முடிச்சு அந்த தொட்டிக்குள்ள வர்ற தண்ணீயும் சுத்தமா தான் வரும். ஏன்னா அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரு ன்கிற மாரி வச்சிருக்காங்க. இந்த ஃபில்டர்களுக்குள்ள அழுக்கு வராது, தூசி வராது அப்பிடீன்கிற மாரி வச்சிருக்காங்க. அதனால, அந்த வழியா வந்து, அந்த தொட்டிக்குள்ள இறங்கின தண்ணீ மறுபடியும் கிணத்துக்குள்ள இறங்கும்போது, ரொம்ப ஒரு சுத்தமான ஒரு தண்ணீயா தான் இறங்குது. இதனால கிணத்தொட அளவு ஏறிடுது. கிணத்து தண்ணீர் அளவு ஏறிடுது. ஏற ஏற என்ன ஆகுதுன்னா, அந்த வருஷம் முழுக்க நாங்க அந்த கிணத்து தண்ணீய உபயோகிக்கிற மாரி இருக்கு எங்களுக்கு.
ம். ம்ஹ்ம். ம். ம். இல்ல. நீ நீங்க இப்ப சொன்ன ஒரு ஒரு வாக்கியம் அதாவது, மழைநீர் ரொம்ப சுத்தமா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, நெறைய பேரு இன்னிக்கு இன்னைக்கு இந்த மழைநீர் சேமிக்கும் திட்டத்தை வந்து செயல்ப்படுத்தும்போது என்ன சொல்றாங்கன்னா வந்து, மழைநீர் வந்து சுத்தமா இல்ல. இதை எ இந்த மாதிரி அ அ எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு நீங்க என்ன செய்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
ம். ம். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா மழைநீர் மாரி சுத்தமான ஒரு தண்ணி எதுவுமே கிடையாது. நம்ம பில்டிங்லேருந்து கொட்டுற தண்ணி வேண்ணா அழுக்கா இருக்கும். ஏன்னா மொட்ட மாடியில அழுக்கா இருக்கலாம். இல்ல அந்த வர்ற வடிகால்ல அழுக்கா இருக்கலாம். நம்ம மழைநீரை நேரா பிடிச்சி வக்கிறோம் ஒரு பாத்துரத்துல பிடிச்சோம் அப்படின்னு வைங்களேன். அந்த தண்ணி நம்ம குடிக்க கூட உபயோகிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். குடிச்சோன்னா அவ்வளோ ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் நெறைய வாட்டி முயற்சி பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்படி உங்களுக்கு அது மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னா அந்த தண்ணிய நம்ம கொதிக்க வச்சு குடிக்கலாமே. சுத்தமான தண்ணி தானே உங்களுக்கு கிடைக்குது. நம்ம போய் கேன் வாட்டர் வாங்கி ஒரு ஒர் ஓரு ஆரோ வாட்டர் போட்டு நம்ம குடிக்கிற தண்ணிய இந்த தண்ணிய பிடிச்சு குடிச்சோம்ன்னா ரொம்ப சுத்தமான தண்ணி நமக்கு கெடக்கிதே.
நீங்க நீங்க சரியா சொன்னீங்க. அந்த ஆன் அ மழைநீர் வந்து சுத்தமான தண்ணி தான். அந்த வ அந்த வ் அந்த கட்டிடத்திலருந்து வரும் தண்ணி வேண்ணா வந்து சுத்தமா இருக்கும். அது வந்து நம்ம அ பயன்பாட்டுக்கு வந்து அது சு சூடு அ சூடு பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம். இப்போ இப்ப உங்க அப்பார்ட்மெண்ட்டில வந்து அ இந்த மாதிரி மழைநீர் சேமிக்கும் திட்டத்த நீங்க <clears throat> செயல்படுத்தியிருக்கீங்க. இ இது வந்து உங்க அ அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைச்சிருக்கா? இதை செயல்படுத்துறதுக்கு.
ம். ம். அரசாங்கத்துலருந்து எந்த வகையான உதவியும் எங்களுக்கெல்லாம் கெடைக்கல. ஏன்னா இதெல்லாம் எல்லா ஹவுஸ் ஓனர்கள் மட்டும் செஞ்சது தான் இதெல்லாம். அ அது மட்டும் இல்லாம எங்க பகுதில என்ன பண்ணாங்கங்க அப்டின்னா, மழை தண்ணீ எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா? ஒரு ஓடை மாதிரி ஒரு கிராமத்துல பார்த்த மாரி, ஒரு ரொம்ப சின்ன சின்ன பைப்புகள் மூலமா அதாவது, அ ஒரு பெரிய ஹோல் ஒரு ஒரு மனிதர் போகக்கூடிய ஒரு அளவுக்கு தான் இருக்கும் அந்த பைப்பு, அந்த பைப்புகள் மூலமா இந்த ஏரியால இருக்குற மொத்த தண்ணணீயும், பக்கத்துல இருக்க ஏரிக்குள்ள எறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடித்த பூமிக்கு அடில அந்த பைப்புகள் போகுது. மழை தண்ணீ எங்க இருக்குற தண்ணீ. அந்த நீர் குள்ள எறங்கி அந்த தொட்டிக்குள்ள அ டியூப் வழியா போயி பக்கத்துல இருக்கிற ஏரில எறங்கிடுச்சு. ஆனா ஒரு 5 வருஷம், 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ஏரி பார்க்கவே முடியாது. ஒ தண்ணீயே இருக்காது, வெறும் வறண்ட பூமியா தான் இருக்கும். மழ காலத்துல கொஞ்சம் தான் தண்ணீ இருக்கும். ஆனா சமீப வருஷமா பார்த்தீங்கன்னா, எங்க பகுதில இருக்க ஏரி தான் பெரிய ஏரின்னு பேரே வாங்கியிருக்குது இப்போதைக்கு. அத சுத்தி இருக்க எடத்தையும் சுத்தம் பண்ணி, அகலப்படுத்தி என்னென்ன பண்ணணுமோ, அரசாங்கம் எங்களுக்கு வகி வழி வகுத்து கொடுத்தாங்க. அதுக்கு உதவியும் பண்ணாங்க!
அ. ம்ஹ்ம். ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க அந்த இடத்தில. ஆ இதுவே இன் இன்னொரு கேள்வியும் அ என்னோட அடுத்த கேள்வி இதுதான். அ நீங்க மழைநீரை அ இந்த கார்த்திகை மாதம் முதல் பங்குனி வரை பார்த்தீங்கன்னா, பயன்பாட்டுக்கு வைத்துக்கொள்ள எப்படி அந்த ஸ்டாக் மெயின்டெயின் பண்ணலாம்ன்னு சொல்றீங்க?
ம். ம். ம். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில புடிச்சு வைக்கிற தண்ணி தான் நமக்கு வெயில் காலத்தில. அ நான் சொன்ன மாரி சம்ப்பில இறக்கிற தண்ணி எங்களுக்கு 6 மாசத்துக்கு உபயோகிக்க வரும். அந்த வெயில் காலம் வர வரைக்குமே அந்த சம்ப்பில ஏன்னா சம்பில இருக்க தண்ணி வந்து ஓரளவுக்கு தான் புடிக்கும். பூமி அளவுக்கு இழுத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால என்ன பண்ணுவோம் முதல்ல மோட்டார போட்டு அதை முதல்ல மேல ஏத்திக்கிட்டே இருப்போம். ஏத்த, ஏத்த, ஏத்த இங்க சம்பு கொஞ்சம் காலியாகும். உடனே அடுத்த மழை பெஞ்சுதா உடனே சம்ப்ப ரொப்பிடுவோம். வாம் அதே மாரி மாறி மாறி, இந்த வ மழை தண்ணியை நம்ப உபயோகிச்சிட்டே இருக்கதுனால வெயில் காலம் வரைக்குமே எங்களுக்கு தண்ணி பஞ்சம் வரல. அதேமாரி நாங்க அந்த போர்ல இருக்க தண்ணிய உபயோகிக்கவே இல்லை. அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா தான் உபயோகிப்போம். ஏன்னா அது மோட்டர் கெட்டுற கூடாது. போ அப்பப்போ போடுறது அவ்வளோதான். அதனால அந்த தண்ணி எங்களுக்கு மிச்சமாகுது. இந்த மழை தண்ணியே நாங்க சுத்தி சுத்தி உபயோகிக்கிறதுனால மழை தண்ணியை நாங்க சேர்த்து வச்ச மாரியும் ஆயிடுச்சு. அது நல்ல விதத்துலயும் உபயோகிச்ச மாரியும் ஆயிடுச்சு எங்களுக்கு.
ஆ. ம். ம். ஆஹா. ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க. அந்த இடத்தில. ஆ இ இது வந்து என்னோட கடைசி கேள்வி. ஆ. அதாவது, உங்களப் பொறுத்தவரைக்கும், இந்த மழைநீரு சேமிப்பை ஆரம்பிக்க நினைப்பவர் நினைப்பவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய, ஒரு சிம்பிள் முதல்படி என்ன?
ம். ம். மழநீரை கண்டிப்பா எப்படியாவது சேத்து வையுங்க. அ உங்களால ஒரு சம்ப் கட்டி இறக்க முடில அப்டின்னா கூட ஒரு பேரலோ, ஒரு ட்ரம்மோ, ஒரு பக்கெட்டோ, அட் லீஸ்ட் ஒரு வீட்டில ஒரு பக்கெட் இல்லாம இருக்காது. எல்லோர் வீட்லயும். பக்கெட்டு குடங்கள்லாம், அதிலயாவது புடிச்சு வெச்சுருந்தீங்கன்னா, அது ந கண்டிப்பா உங்களுக்கு உபயோகிக்க தான் படும். அது தேவையில்லாத பூமிக்குள்ள போறதுக்கு, நல்லபடியா, அது உங்க கெணத்துக்குள்ள எறக்கிட்டோம் அப்டின்னா, நல்லா அந்த தண்ணீ வந்து, உங்களுக்கு பல வருஷங்களுக்கு உபயோகமாவே இருக்கும். அந்த நிலத்தடி நீர் ஏறிச்சுன்னாலே, அடுத்த தலைமுறைக்கு, நம்ம தண்ணீ எடுத்துட்டு போயி நல்லபடியா சேத்துருவோம்.
ம். நீங் அ நீங் நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதுவரைக்கும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் சிந்தனைகள், உங்கள் அனுபவங்களை ரொம்ப அழகாக பகிர்ந்து கொள் கொண்டீர்கள். இந்த இடத்தில். ஆ இ இதற்கு ரொம்ப நி மிக்க நன்றி. நன்றி வணக்கம்.
உங்களுடன் பேசியது மகிழ்ச்சி. மீண்டும் பேசுவோம். நன்றி.
நன்றி.